நம்மளப் பத்தின தப்பான அபிப்பிராயம் போகாது இல்லயா!
சரிங்க. கண்டிப்பாங்க. நம்ம வந்து அ 2 விஷயமும் அதில நல்லதா இருக்கும் இல்லயா, நம்ம அந்த கவன சிதறல் அப்பிடிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம வேலை செய்யும்போது வந்து சிதறாது ஒரு விஷயம். அதிலேயே வந்து நமக்கு கான்சென்ட்ரேஷன் போக இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் தான் வந்து இன்னும் அதிகரிக்கும் இல்லையா!
அது ஒண்ணு. இல்ல, நம்மளோட மனக்கவலை போற விஷயங்கள்ல சொல்றேன் நானு. நாம வந்து அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளேயே அந்த இதப் பத்தி பேசிட்ருப்போம். கோவத்த காண்பிக்கிறதோ! இதுவோ! நம்ம வந்து அ உ அ சில பேரு வந்து இருக்குவா இருப்பாங்க. என்ன என்ன எனக்கு வந்து என்ன பழக்கம்ன்னா, நான் எல்லாத்தையுமே கத்தி பேசுவேன். கத்தின்னா ரொம்ப கத்தி இல்ல. ஐ மீன் வெளி வெ மனசுக்குள்ள நினைக்கிறது வந்து இத மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு வெளிய பேசுறீங்கன்னுவாங்க தெரியுமா?
கண்டிப்பாங்க. புரியுதுங்க. அடடா! அதாவது உங்களோட அ குரல் வலிமையே வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு கணீர்ன்னு இருக்கும் அப்பிடிங்களா!
அ, அது இது அது வேற விஷயங்க. அதச் சொல்லல. இந்த விஐபி படத்தில் சொல்லுவாரு தனுஷ் அ சார் நீங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு நெனைச்சு அ வெளிய பேசுறீங்க சார்ன்னு.
அதாவது கோவப்பட்ருவீங்க. ஆமா, ஆமா. விவேக் சொல்லுவாரு இல்லயா!
அந்த மைண்ட் வாய்ஸயே வந்து நான் வெளிய தான் பேசுவேன். புரிதுங்களா? அதாவது நீ நீங்க இப்போ நான் இப்போ வந்து எதையோ நினைச்சிக்கிட்டு இருக்கேன்னு வச்சிக்கங்களேன், "ஏன்டா இப்பிடி பண்ண?" அப்பிடின்னு நீங்க மனசுக்குள்ள நினைக்கிறீங்க. ஆனா நான் என்னன்னா, "ஏன்டா இப்பிடி பண்ண?"
சூப்பருங்க. அப்ப கண்டிப்பா, சரிங்க.
அ ஆனா இந்த வெ வெளிய வெளிய எனக்குள்ளயே பேசிட்டு இருப்பேன் நானு.
ஓ! அப்பிடி வெளிய வந்து பேசிடுவீங்க! புரியுதுங்க.